கண் கண்டிப்பா. இன்னும் வந்து இந்தக் காலை நேரங்கள்ல பக்திப் பாடல்கள்ன்னு சொல்லி நிறைய பேர் இந்தச் சுப்ரபாதம், கந்த சஷ்டி கவசம் எல்லாம் போடுவாங்க இல்ல. எனக்கு வந்து படங்கள்ல வர்ற சாமி பாடல்கள் ரொம்ப ரொம்பப் பிடிக்கும். இந்த அரண்மனை படத்தில ஒரு பாட்டு வரும்ல தீயாக தோன்றி அந்தப் பாட்டு என்ன பண்றதுன்னே எனக்குத் தெரியாது. கேட்டாவே எனக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். டெய்லியும் காலையில 1 தடவையோ, இல்ல 2 தடவ 3 தடவ கண்டிப்பா நான் வந்து டிவிலேயே ப்லே பண்ணிருவேன் அந்த பாட்டு. அதே மாதிரி ஆமா. மூக்குத்தி அம்மன்ல ஒரு பாடல் வரும்ல, பார்த்தேனே உயிரினு உனையே <laughs> அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்தா படத்தில வந்து அ தன்னன்னா தினம் தன்னன்னா தினம் சரணம் ஐயப்பா அப்படின்னு உண்ணி கிருஷ்ணனுடைய அவர்களுடைய அந்த குரல் அந்த பாட்டும் சூப்பரா இருக்கும். இது மாரியான பாடல் வந்து தேடி, தேடி
ம். ஆமா. கந்த சஷ்டி கவசம். ஆமா. ஆமாமா. அ. ம். ஆ, நல்ல விஷயம். ஆ. நல்லா இருக்குங்க. <chuckles> ஆ. சரணம் ஐயப்பா. ஆ. உங்களுக்கு முக்கியமா வந்து இந்தப் பாடகர் வந்து யாரெல்லாம் உங்களுக்குப் பிடிக்கும்? இந்த ம இந்த இவருடைய பாடல்லாம் எனக்கு எல்லாமே பிடிக்குங்க, அப்படின்ற மாரி சொல்லக்கூடிய பாடகர் யாருன்னு பிடிக்கும்?
எனக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும். ஆனா, வரிசைப்படுத்தலாமே தவிர ஒருத்தர் மட்டும் கண்டிப்பா என்னாலும் சொல்ல முடியாது. எனக்கு பர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்பப் பிடிச்சது கார்த்திக்ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் அவருடைய வாய்ஸ் 2வது நம்ம ஆல் டைம் ஃபெவரெட் SPB சார். அதுக்கடுத்து சங்கர் மகாதேவன் அவங்க. அப்புறம் உண்ணி கிருஷ்ணன் அவர்கள், ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள். ஜி. வி. பிரகாஷ் கூட சூப்பராப் பாடுவாங்க. அவங்களுடைய வாய்ஸ்ல வர்ற பாடல்கள்லாம் அருமையா இருக்கும், அந்த மாதிரி. அனிருத் அவர்களுடைய மெலோடி வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாஸ்ட் பீட்டையும் தாண்டி மெலோடியா பாடும்போது அவரும் சூப்பரா பாடுவாரு. அப்படி அ இப்டி வரிசைக்கண கண்டிப்பா, கண்டிப்பா.
<laughs> ஆ. <chuckles> ஆக மொத்தம் நீங்க எல்லாரையுமே சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆ. நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து என்ட்ட வந்து பகிர்ந்துகிட்டீங்க. என்னன்னா, இந்தப் பாடல் கேட்டாலே எனக்கு வந்து நிறைய நேரங்கள்ல வந்து அது என்னுடைய மனத வந்து ஆற வைக்கிறது அப்படின்ற மாரி ரொம்ப அழகாவே என்ட்ட பகிர்ந்துகிட்டீங்கங்க. உங்கள்ட்ட பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி!
மகிழ்ச்சிங்க.